ம். அதான் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கும், அவர் நடந்துக்கிட்டது.
ஆமா. அ இது இது இத விட அவங்க அத அப்டி அழுத்தி வச்சுட்டு பேசுவாங்க பாருங்க. ஏதோ மைக் டெஸ்டிங் ஒண்ணு ரெண்டு மூணு நான் பேசுறது கேக்குதா? அந்த மாதிரி தாங்க பேசுவாங்க.
ஆமா. <chuckles> ஐயயோ! <chuckles> என்னங்க சொல்றீங்க?
<laughs> ஆமா, அது எடுத்ததும் உங்களுக்கு பேசுறது கேக்குதா? அ அவங்க பேசுற தோரணையே அப்டிதான் இருக்கும். ஆ அப்ப. ஆ இ இவரு அனுப்புறத கேட்கறத விட இவரு எப்படி பேசுறாருன்றத பாத்து பாத்து நானும் எங்க அம்மாவும் உழுந்து உழுந்து சிரிப்போம். இ காலம் போற வயசுல இவருக்கு வேலைய. அது விட அவங்களுக்கும் ஒரு வாக்கிடாக்கிய.
ம். ம். அத பத்தி யாராவது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த மாரி இவரு அனுப்புச்சு விட்டத பாத்துட்டு. <chuckles> உங்கள தவுத்து.
எல்லாம் கூட சேர்ந்து அவங்களும் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இவரு பண்ண வேலையினால.
ஓ! அவரு வய ஏஜ் அவரு வயச வயசுல உள்ளவங்க எல்லாமேவா? <chuckles>